அ வரதில்ல. <chuckles> கேட்போம். வந்தவொன்னே நாங்க ஏன்னா நாங்க வரம்போதே பேசிச்சுட்டுவோம். நம்ம இவ்வளோ பெருயசு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா வந்து ரொம்ப திட்டுவாங்க தெரிஞ்சா. <inhales> ஏன்னா இந்த மழை சரிவு நடந்திருக்கு. இந்த இது, அ மரம்லாம் விழுந்திருக்குன்னு செய்திகள்லாம் மறுநாள் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்டிங்கும்போது, <inhales> அப்ப, அ. அத போய் நம்ம சொன்னோன்னா <inhales> அ ரொம்ப வந்து, அப்புறம் நாளைக்கு எதாதுன்னா, இன்னும் ரொம்ப இதா திட்டு விழுகும். எதுவுமே சொல்றது கேட்கலன்னு சொல்ட்டு, <inhales> இது பண்ணுவாங்க. நீ வந்து போனதும், <inhales> நீ எதுவும் சொல்லாத. போனோம். இந்த பஸ் வந்து இங்க நின்னுச்சு, <inhales> பேருந்து. நாங்க அங்கே போனோம்" அப்படியே சொல்லிரு அப்டின்னாரு. <inhales> அ சரின்னு சொல்லிட்டு, நாங்க அதையே வந்து அப்படியே நாங்க மெயின்டென் பண்ணிக்கிட்டோம். <laughs> <inhales> பேருந்துல இறங்கனோம், ஏறனோம்.
இப்ப பரவால்லங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சே! புரியுதுங்க, புரியுது. பரவால்லிங்க. அதாவது இன்னிய வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து, எந்த ஒரு, ஒரு சின்ன ஒரு தவறுதலா கூட நீங்க வந்து வெளிய சொல்லாம இருக்கேன்ன்றது, ரொம்ப பெரிய விஷயங்க. உண்மையிலயே சொல்றேன். பாராட்டுக்கள்.
ம். <laughs> <laughs> ஆமாங்க. ஏன்னா வ்-வ வேற வழி இல்லையே! அதுனா, என்னுடைய நண்பர்க <inhales> அ, என்னுடைய தோழிகள்ட்டலாம் வந்து நான் சொல்லுவேன். நான் பகிர்ந்துக்குவேன். "நான் அப்படி போனோம்ன் டி. இந்த மாரிலாம் இருந்துச்சு." <laughs>
இல்ல இல்ல! புரியுது. எனக்கு, எனக்கு அதாவது, அ வீட்டில சொல்ல முடியாது. ஆனா வெளியல்லாம் சொல்லி, ஆ அத வந்து அந்த ஒரு ஏக்கத்த தீத்ததனால, வீட்டுல டக்ன்னு அவசரப்பட்டு சொல்லாத உங்களுக்கு, இத வந்து நீங்க அப்படியே பாதுகாத்துட்டு வரீங்க.
ம். ஆ. ஆமா, இத பாதுகாக்கிறதுக்கு, நான் இந்த மாரி என்னுடைய தோழிகள்ட்ட அடிக்கடி பகிர்ந்துக்குவேன். <inhales> "இந்த மாரி ஒரு அட்வென்ச்சர் மாரி நாங்க போயிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடி." அப்புடிலாம் சொல்லும்போது, <inhales> அவுங்க வந்து என்னுடைய வயதினர்னால அத வந்து ஏத்துக்க முடிஞ்சது. 'அப்படியா!" அப்டின்னு சொல்ட்டு விட்டாங்க. <inhales> இது வந்து கொஞ்சம் வயதான் அ ன வ வயதில பெரிலய பெரியவங்க கிட்ட சொல்லயில, அவுங்க வந்து ஒரு பய உணர்வோட, அச்ச உணர்வோட <inhales> "சொல் பேச்சு கேக்காம அப்டி பண்றீங்க" அ <chuckles> <inhales> அதனால
ஆமா அவுங்களுக்கு வந்து, அதுவும் கல்யாணம் ஆன புதுசு வேற, இல்லையா? அப்போ அதுனால கொஞ்சம் அந்த ஒரு பதற்றம் இருக்கும். உண்மை தான் நீங்க சொல்வது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் முக்கியமான விஷயம் ரயில் பயணம். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பயணம் தான். ஆனா ரயில் பயணத்த, நீங்க வந்து ஒரு புது ஒரு பார்வையில அணுகி நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கொடைக்கானல் பயணம், அ அந்த 2 சக்கர வாகனம், அதில வந்து போய்ட்டு வந்ததைப் பத்தி, ரொம்ப ரொம்ப அழகா உங்க நேரத்த செலவிட்டு சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு மொதல்ல நான் வந்து, ரொம்ப பெரிய நன்றிய தெரிவிச்சிக்குறேன். அதே மாரி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல இனிய நாளா அமையனுன்ட்டு, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நம்ம நிறைய பேசலாம். நன்றிங்க.
ஆமா. ஆ, அ. ம். ம்.